நிஜமா நிஜமா அது வந்து அனுபவப்பட்ட நாட்கள்லாம் எனக்கு நிறையா இருக்கு வங்கிகள்ல போய் சண்ட போட்டுட்டு வந்த நாட்களும் எனக்கு நெறையா இருக்கு. ஏன்னா, அவுங்க தான் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ரெடி பண்ணி தரேன்ட்டு, அவுங்க சொன்ன நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சொன்னாங்கன்னா, நான் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு போய் அவுங்ககிட்ட கேக்கும்போது, ''சும்மா சும்மா ஏன் கேட்டுட்.ருக்கீங்க?'' அப்டின்ற மாரி நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கோவத்த தூண்டும் எனக்கு. எ ய ஒருத்தவங்க சொல்றாங்க அப்டின்னா, அது சரியான விஷயத்த சொல்லணும். நேரம் ஆகும்ன்னா, சரியா, "இவ்வளோ நேரம் ஆகுங்க." அந்த இவ்வளோ நேரம் கழிச்சு வாங்கன்றது, அதயும் நம்ம கிட்ட சரியா சொல்லணும். தவறான தகவல குடுத்துட்டு, நம்ம அத நம்பி, அந்த மாரியான பிரச்சனகள் அதில ஏற்படும். அப்புறம் நேரம், அங்க போய் க்யூவில நிக்கணும் ஒ 2 மணி நேரம் 3 மணி நேரம், அந்த மாதிரி ஆகும். ஆனா இப்ப வந்து நம்ம அந்த விரல் நுனியில வந்து, அந்த பண பரிவர்த்தனை அப்டின்றது பண்ணிரலாம். அது எல்லாமே இந்த இணையதளம் மூலம் தானே வந்துச்சு? அப்போ இதுக்கு நம்ம நிஜமாவே ஒரு நன்றி சொல்லி ஆமாமாமா. ஏன் இன்னும்
ம். கண்டிப்பா. ம். ஆ. கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா அது, உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் இல்லயா? இது போக உங்களோட இசை வந்து இசை இல்ல பொழுதுபோக்கில வந்து இது இணையதளம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களோட இசைச் சுவையை வந்து அது தீர்வு முடிவு அதுக்குத் தேவையான விஷயத்த குடுக்குதா?
நிஜமா சொல்லணும். இத எப்டின்னா எனக்கு வந்து இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கி பயன்படுத்திய அனுபவம்லாம் நிச்சயமா கிடையாது. அ எங்க வீட்ல அதுக்கெல்லாம் அனுமதிச்சதும் கெடையாது. ம் ம பொதுவா வந்து இந்த பாட்டு கேக்கிறதுன்னா, சின்ன பிள்ளைல ரேடியோவில கேட்போம். எதாவது ஒரு ர அ விழாவ இது நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில நமக்கு பிடிச்ச பாடல்கள் போடுவாங்க. புதுசா ஏதாவது திரைப்படம் வந்ததுன்னா, அ அது போக அந்த பாடல்கள் போடுவாங்க. அதுபோக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பள்ளிக்கு வெளியில வந்து, இந்த ரூ. 2க்கு ஒரு புத்தகம் விக்கும் புது படம் வந்துச்சுன்னா, அதோட பாடல்கள் எல்லாம் போட்டு.
ம்ஹம். ஓஹோ! ஆமா. பாடல்கள, புக்க எடுத்துட்டு போய் படிப்பாங்க. பாட்டு புக்குன்னு. இல்லயா?
ஆமா. ஆ அதுக்கூட நான் வந்து வாங்க மாட்டேன். என்னோட தோழிகள்ட்டேருந்து வாங்கி அந்த பாட்டெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்குவேன். என் வீட்ல வந்து படு அந்த மாரி பண்ணுவேன். ஏன்னா வாங்கிட்டு வந்தா வந்து, எங்க வீட்ல பாத்தாங்கன்னா திட்டுவாங்க. ஏன்னா நோட்ல எழுதி வச்சா நோட்டெல்லாம் தேடி எடுத்து பாக்க மாட்டாங்கல்ல. அந்த அந்த மாரி வந்து அந்த மாரி தான் இருந்தது. ஆனா இப்போ, இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பழைய பாட்டா இருக்கட்டும், புது பாட்டா இருக்கட்டும் சடனா வந்து "என்னைக்கோ ஒரு நாள் அன்னக்கு இந்த பாட்டு கேட்டோம்ல! இன்னொரு தரவை கேட்போம்." அப்டின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து போட்டு கேட்டோம் அப்டின்னா, அது ஒரு நல்ல மனநிலை கொடுக்கும். அதுக்கு வந்து உதவியது எது? இந்த இணையதளம் தான். விரல் நுனியில இருக்கு இல்லயா, அந்த விஷயம். ஆ இது போக இந்த தொழில் ரீதியாவும் வந்து, இது நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல அந்த பொருளாதாரத்த வ மேம்படுத்துதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த YouTube YouTubeல எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க இல்லயா? இல்ல! அவுங்க வந்து அவுங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்கு. அவுங்களுக்கு நல்லா பாட வரும். இல்ல நல்லா சமைக்க வரும். நல்லா ஓவியம் வரைவாங்க. இப்படி நெறைய திறமைகள் இருக்கும். அது எங்கே போய் வெளிப்படுத்துறது? அதுக்கு ஒரு ப்ளாட்ஃபார்ம் இல்லயா அப்டின்னு அவுங்க வந்து யோசிச்சிட்டு இருந்த நேரத்தில தான், இந்த மாதிரி Instagram, YouTube இந்த மாதிரியான ஒரு சமூக வலதளங்கள் வந்து, அதுலேருந்து அவுங்க அ அது வந்து அவுங்க குடும்பத்துக்கும், அவுங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டு குடுக்குது இல்லயா! அப்போ அந்த வகையில இது நல்லது செய்யுதுன்னு தான் சொல்லணும்.
<laughs> அ. சரி சரி. ஆமா. கண்டிப்பா. ம். ஆமாமா. எப்டி? ஆ, சரி சரி. ம்.